அதாவது இந்த மாரி வேல குடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஆரம்பத்துல ஏதாவது ஏதாவது ஃபீஸ் மாரி உங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்குனாங்களா?
அஹ வாங்க மாட்டாங்க. அ க நிறுவனம் எதுக்கு பீஸ் வாங்கப்போறாங்க, அதனால அதுலாம் வாங்க மாட்டாங்க. அ நம்ப வேலை செஞ்சு குடுத்தம்னா நமக்கு மாதத் அ வருமானம் மட்டும் வரும்.
ம், சரிங்க. ஓ! அப்டி சொல்ல வர்றீங்க. இது வந்து நம்ம ஊர்ல பண்றீங்களா இல்ல வெளி ஊர்ல இந்த மாரி இருக்குமா?
ம். ஆமாம். இது வெளிநாட்டு மாணவர்களுக்குத்தான் நம்ப எடுப்போம். அதனால வந்துட்டு நம்ப ஊர்ல இல்ல. நம்ப ஊர் மாணவர்களுக்கு எடுக்கறது வந்து இப்பதான் வந்துச்சு. இப்ப சமீபமா வந்துச்சு. அ இருந்தாலும் அ அது அந்த அளவுக்கு முன்னேறிச்சான்னு தெரியல. நாங்க வந்துட்டு வெளிநாட்டு மாணவர்களுக்கு எடுத்துட்டு இருக்குறோங்க.
சரிங்க. சரிங்க. ம், சரிங்க. ஆனா அந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கு நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் ஒங்களுக்கு ஒதுக்குவாங்க. அதாவது அ இப்ப வெளிநாடுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இரவுல வேல செய்யுற மாரி இருக்கும். பகல்ல வந்து உங்களுக்கு அது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏதாவது நீங்க உணர்தீங்களா?
ம். ஆமா, ஆமாங்க. ம். ஆமாங்க. ஆமாங்க. மொதல்ல வந்துட்டு நானு பயந்துட்டன். அ அதாவது நான் என்ன நெனச்சுட்டு போனன் அப்டின்னா ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம்தான் செய்யப்போறோம். அ அப்டிங்கிற மாரி நெனச்சு போனன். எனக்கு அங்க என்ன வந்துச்சு அப்டின்னா 9 மணி நேரம் வந்து ஆன்லைன்ல இருக்கணும். அதுல 1 மணி நேரம் உங்களுக்கு பிரேக்குன்னு சொல்லிட்டாங்க.
சரிங்க. சரிங்க. ஓ! அப்டி சொல்லிட்டாங்க. நார்மலா ஐடி கம்பனி மாரி பார்த்தீங்கன்னா இப்டி மாத்திவுட்டாங்க, சரிங்க.
ம். ஆமாமா. ஆ, ஆமாங்க. அது எனக்கு ரொம்பவே பஸ்ட்டு ரொம்ப பயமா இருந்துச்சு. ம், ம். ஏன்னா எனக்குத் தூக்கங்கிறது ரொம்ப புடிக்கும். இங்க தூக்கத்தைவே கெடுக்கணும். என் நீங்கச் சொன்ன மாரி இரவுலதான் வேல. <chuckles> ம்.
சிரமமா இருந்ததுன்னு சொல்ல வறீங்க. அப்ப இது உங்களோட இது சரிங்க. அப்ப உங்களுட வீட் அ வீட்டார் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சம்மதிச்சாங்களா, "ஏன் இந்த மாரி பண்றீங்க? இது உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா?" அப்டிங்கற மாரி உங்கள ஏதாவது உங்களுக்கு ஆதரிச்சாங்களா, இல்ல உங்களுக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பா இருந்துச்சான்னு கேக்குறன்ங்க.
எதிர்ப்பு தாங்க. கண்டிப்பா எதிர்ப்பு தான் இருந்துச்சு. ஏனா வந்து, "நமக்கு ஆரோக்கியம்தான் முக்கியம். பணம் 2வது தான்." அப்டிங்கிற மாரி வீட்ல சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு பொதுவாவே நம்ம சொல்றது என்ன? இரவுல வந்து கண்டிப்பா தூங்கணும் அப்டிங்கிறதுதான். அ இது முற்றிலும் வேறுபட்டு இருக்கறதுனால எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்பக் கூட வந்துட்டு நான் கொஞ்சம் அ எனக்கும் வந்து அவங்க சொல்றது சரின்னு தோணுச்சு மொதல்ல. ம். இருந்தாலும் எனக்கு இப்ப இந் எனக்கு வேல வேணும். என்னோட நம்பிக்கைய நான் வந்து மீட்டு எடுக்கணும் அப்டின்னா அ நான் இந்த வேலைய செஞ்சுதா ஆகணும் அப்டிங்கிறதுனால நானும் அத ஒத்துக்கிட்டு. அ எப்டியாவது செஞ்சிருவோம். ஏதாவது பண்ணி செஞ்சிரலாம் அப்டின்னுதான் நான் உள்ள போறன். அ அப்ப நான் சொல்லிக்கிறன். "என்னால முடியும். அ என்னால நான் வந்து அ 8 மணி நேரமா என்னால செய்ய முடியும்." அப்டின்னு சொல்லி ஒரு நம்பிக்க வச்சு ம் போறன். அதுக்கான எல்லா ஆயத்தங்களும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டன். அதாவது இப்ப நைட்டு வந்து தூக்கம் வராம இருக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஆம். அ வேல ஆரம்பிக்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டீ குடிச்சுக்கலாம். அ அதுக்கப்புறம் அ இரவு வேல செஞ்சம்னா செரிமானக் கோளாறு வரும் அப்டிங்கிறதுலாம் நான் தேடி கண்டுபிடிச்சுட்டு, அ அப்ப இரவு எதுமே சாப்புடக் கூடாது. காலையில சாப்ட்டுக்கலாம் எதனாலும். இரவு பசிச்சாலும் சாப்படாம இருந்த பழகிக்கணும். அப்டிங்கிற மாதிரியான முன்னேற்பாடுகள் பண்ண, பண்ண என்னாகுது அப்டின்னா எனக்கே அந்த நம்பிக்க வருது.
சரிங்க. ஆமாங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க.